ஆ. ஆனா, இப்போ அந்த இடத்துலேயே பார்த்தீங்கன்னா, நம்ப நம்மளுடைய துணியெல்லாம் வந்து ஒரு பெட்டியில போட்டு, நான் எப்பவுமே பூட்டி தான் வச்சிருப்பேன் நானு. அ அந்த அந்த பூட்டோட சாவிய வந்து என்னுடைய அ க கழுத்திலேயே நான் எப்பவும் தொங்க விட்டுட்டுருப்பேன். நான் அந்த அந்த செ அந்த செயின் இருக்கும். இல்லயா! நம்ம மாலை போடுவோம்ல. அதில இருக்கிற, அந்த இதிலேயே தொங்க விட் செயின்லேயே தொங்க விட்டுருக்கிறுவேன். திறக்கும்போதுதான் என்னோட பாட்டிய பார்த்து படிச்சேன், இந்த விஷயத்த. என் பாட்டி என்ன பண்ணுவாங்கன்னா, அவுங்களுக்கு கிடைக்கிற பென்ஷன் காசெல்லாம், அத வந்து யாரும் எடுத்துடக்கூடாதுங்கிறதுக்காக கழுத்திலேயே சாவிய தொங்க போட்டுக்கிட்டு, பெட்டிய பூட்டி, பூட்டி
ம்ஹ்ம். ஆம்மா. ம், ம்ஹ்ம். ம்ஹ்ம். <laughs> ஆ. நம்ம பெரியவங்கள்ட்டேருந்து எவ்ளோ விஷயத்த தெரிஞ்சுக்கிறோம், இல்ல. ஏன்னா, "அத பாதுகாக்கணும்." அப்பிடின்னு நமக்கு தெரியுன்னா, "அத எப்பிடி பண்ணலாம்?" அப்பிடின்னு ஒரு சின்ன ஐடியா தான். அந்த சாவி எங்கே வச்சாலும் காணாம போயிடும். குட்டியான சாவி. அப்போ கழுத்திலே போட்டுக்கலாமே! அழகு, அழகு. ஆ.
ஆமா. ஆமாங்க. ஆ, ஆ. அந்த மாதிரி ஒரு ஐடியா எங்க பாட்டி எனக்கு தந்திருந்தாங்க. பார்த்து படிச்சேன். யாருக்கும் சொல்லல. அ அப்ப, அம்மா சொல்லியிருக்காங்க, "பார்த்தியா! உன் பாட்டி கழுத்துல வந்து சாவி தொங்குது. பார்த்தியா! அவங்க எப்பிடி இப்போ திறக்கப் போறாங்க, யாரும் இல்லாத நேரத்தில?" அப்பிடிங்கிறமாரி சொல்றத நான் பார்த்திக்கிறேன். பார்த்தோன்னே கரெக்ட்டா அவுங்களும் அதேமாரி எதுன்னா காசு எடுப்பாங்க, வைப்பாங்க. ஆனா, பத்திரமா வச்சுட்ருந்தாங்க. அது ஒரு நல்ல ஒரு விஷயமா எனக்கு தெரிஞ்சுச்சு. அப்ப நான் வந்து, இந்த விடுதியில தங்கும்போது நிறைய பிரச்சனைகள் பொதுவே வரும். அந்த வயசில பார்த்தீங்கன்னா வந்து பாக்கி பெண்கள்லாம் வந்து நம்முடைய இந்த தி தின்பண்டங்கள்லாம் இருக்கும் இல்லயா! நமக்கு எதாவது <laughs> அதெல்லாம் வந்து நம்ம ஏ
<chuckles> <laughs> ம், ம்ஹ்ம். ஆமா. இப்ப 5 பேரு இருந்தாங்கன்னா, ஆளுக்கு 1 எடுத்தா, நமக்கு ஒண்ணுமே இருக்காது. இதில அ வா நமக்கு பிடிச்சது வாங்கிக்கிட்டு போய் அது ரொம்ப கஷ்டமே!
ஆமாங்க. அதுவும் அம்மா நிறைய வாங்கித் தருவாங்களா! அதுவும் இல்ல. அம்மாவே கொஞ்சம் தான் தருவாங்க. அதுலேருந்து வந்து நம்ம வந்து ஷேர் பண்றதுக்கு நமக்கு இது இருக்காது. அந்தமாரி ஒரு அ சூழ்நிலைகள்லாம் இருந்துச்சு. அ அப்ப நான் என்ன பண்ணுவேன்? என்னுடைய தின்பண்டங்கள் என்னோட தின்பண்டங்கள், என்னுடைய எழுதுற, படிக்கிற இந்த புக்கு நோட்டு இது எல்லாமே வந்து 1 பெட்டிக்குள்ள வந்து அழகாக பூட்டி 2 பெட்டி வச்சிருந்தேன். 1 பெட்டியில வந்து என்னுடைய தின்பண்டங்களும், இந்த புக்கு இதெல்லாம் வச்சிருப்பேன். 1ல என்னோட துணியெல்லாம் வச்சிருப்பேன். இந்த மாதிரி வச்சுட்டு, நான் வந்து ரொம்ப பாதுகாப்பா வந்து எப்பயாவது எனக்கு ரொம்ப நெருங்கிய தோழி இருந்தாங்கன்னா வந்து, அவுங்ககூட மாத்திரம் எப்பயாவது பேசும்போது, என்னுடைய என் கையில இருக்கிற இந்த தின்பண்டங்கள வச்சு நாங்க வந்து இந்தமாரி பகிர்ந்துக்கிட்டு, நாங்க பேசுற பழக்கம் இருந்துச்சுங்க.
அஹா. ம்ஹ்ம். ம்ஹ்ம்.